ஆமா, அப்ப அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அந்த போற நகரங்கள்ல தான் இருக்கு. இது தான் முதல் தே ஒரு தெளிவு. சரி அப்ப வந்து சென்னைக்கு தான் போணும் அப்டிங்குற ஒரு தெளிவு கெடைக்குது. 2வது என்ன மாரி நிறுவனங்கள்லாம் இருக்கா? அதாவது எத சார்ந்து இருக்கு? சிலது வந்து நிதி நிறுவனங்களுக்கு தேவையான மென்பொருள் தயாரிக்கணும், சிலது பாத்தீங்க அப்டின்னா, அ இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு தேவையான நிதி நெ ஆ மென்பொருள் தயாரிக்றது, இந்த மாரி பல்வேறு வதமான நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதுலையும் பாத்தீங்கன்னா, என்ன மாரி நிறுவனங்கள், என்ன மாரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க? அப்டிங்குறதும் நாம கொஞ்சம் பார்த்தாகணும். சிலர் பார்த்தீங்க அப்டின்னா, நிச்சயமாக நாம இந்த கணினி பொறியியல் படித்திருக்கணும் அப்டிங்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் சில நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. ஆனா நான் கணினி பொறியியல் படிக்கல, நான் படிச்சது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கட்டடவியல் துறை. அதாவது இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல, ம், அது தான் படிச்சிருந்தேன். அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அ பின்ன பெரும்பாலான நிறுவனங்கள் கணினி பொறியியல்ல படிச்சிருக்கணும், அதற்கப்பறம் அதை சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கணும் அப்டிங்குற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு, ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எந்த துறை எந்த டிகிரி படிச்சிருக்கோம்ங்குறது பிரச்சன கடையாது, ஆனா உங்களுக்கு இந்த மென்பொருள்களை இயக்கத் தெரிஞ்சிருந்தா வேலை கடைக்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டிங்குற ம அப்டிங்குற மாரி எனக்கு ஒரு
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க. புரியுது, புரியுதுங்க. புரியுதா. கண்டிப்பா, கண்டிப். வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா.
புரிதல் வருது. சரி இதுக்கு அப்ப வந்து நான் எடுத்தோடனே கவு எடுத்தோம் கௌத்தோம்ன்னு வேலைய விட்டு போக முடியாது இல்லையா? அப்ப தேடுறேன் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்றாங்க? அப்டின்னு பாத்தா அதுல வந்து அவங்க சொல்றாங்க இந்த மென்பொருள்
கண்டிப்பா. அதாவது, நீங்க ரொம்ப அழகா சொன்னிங்க நான் வந்து வேலையத் தேடல, வேலை கடைக்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அத தேடி ஃபர்ஸ்ட்டு
ஆமா, ஆமா. ஏன்னா ஏன்னா நான் பாட்டுக்கு வேலைய விட்டுட்டு போய் உக்காந்துட்டு, அங்க வந்து இல்லப்பா எல்லாரும் எப்டின்னாலும் நாம ஒரு ஆசிரிய துறைல இருந்து வரப்போ அது வேற துறைல அவ்ளோ எளிதா வேலைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லைங்களா?
தெரிஞ்சுக்கணும்னு ஆசப்பட்றன் அப்டின்ற மாரி. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா அழகா சொன்னிங்க. உண்ம அதுதான். ஆ.
ஆமா, அப்ப அத கேட்ட மாரி வேலைக்கு தகுந்த மாரி நம்மள தயார் பண்ணிக்கிட்டோம்ன்னா, அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆ அதான் இந்த மாரி இதெல்லாம் படிக்கணும்னாங்க, அது படிக்றது கொஞ்சம் சிரமமா இருந்ததுனால வேற என்ன படிக்லாம் அப்டின்னு சொல்லி பாத்தப்ப நம்மளுடைய ஆங்கில திறமைகள வந்து கொஞ்சம் வளத்துக்கணும், இந்த மின்னஞ்சல் எழுதுறது எப்டி, அப்புறம் இந்த Excelனு ஒரு சின்ன மென்பொருள் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? நிதி சார்ந்த விஷயங்களெல்லாம் அதுல போட்டு நாம அறிக்கை ரெடி பண்ணி தர்ற மாரி, அதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்டி அதாவது அது நேரடியாக மென்பொருள் துறைல வராட்டியும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சு இருந்தது அப்டின்னா, நாம உள்ள போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தானே தேவ?
கண்டிப்பா, கண்டிப்பா அதான் உண்ம. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, ஆமாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, இந்த மாதிரி ஒரு தொழில் வேலைகளுகெல்லாமே இதுதான் ஒரு ஆ ம், முன்பகுதி அதாவது, அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸே இதுதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலான்னு பாத்துருக்கீங்க கண்டிப்பா, கண்டிப்பா.
உள்ள போயிட்டு ம். ஆமா. ஆமா, அப்ப நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்டின்னா, அதை பத்தி ப பக்கத்துல வந்து இந்த, ஒரு நிறுவனம் இருந்தது, மென்பொருள் நடத்துற பயிற்சி கொடுக்கும் நிறுவனம், நான் தங்கி இருந்த எடத்துக்கு பக்கத்துல. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இத சார்ந்த ஒரு கோ கோர்ஸ்லாம் வேணும், நான் படிக்கணும் அப்டின்னோடனே அவங்க வந்து அதுக்கு ரூ.35,000 கேட்டாங்க, அந்த இதுக்கு.
ஓ! சரிங்க. ஓ இத நீங்க படிச்சுகத்துக்றதுக்காக.

ம் அதில கம்பெனிய பத்தி, அந்த கம்பெனி எப்படி இருக்கு? அதில நல்ல வருவாய் தராங்களா, என்ன பிரச்சனைகள் இருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் அதில போயிட்டு பாக்குறேன். நான் தேடக்கூடிய இந்த கஸ்டமர்ஸ் சப்போர்டோ, இல்ல வந்து, நாலெட்ஜ் புராசஸிங் சப்போர்டோ, இந்த மாதிரி வேலைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆரம்ப பணி அப்படீன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 38,000, 40,000 அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நம்ம நல்லா அந்த நேர்காணல்ல நல்லா பேசினோம்னா, அந்த அமௌன்ட் தரக்கு வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க.
அப்படின்னு போட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் தரவுகள சேகரிச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் தயாராயிட்டோம். அதற்கப்புறம் முக்கியமான
இதுக்கு, அ இந்த சம்பளம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா?
அப்போதைய காலகட்டத்திக்கு ஒரு போதுமானதா இருந்தது. நமக்கு தேவைங்கிறது ஒரு உள்ள போறதுக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் அதில போய்ட்டு அனுபவம் வளர, வளர இந்த ஆசிரியர் பணியில நீங்க ஒரு 6 வருஷம், 7 வருஷம் இருந்தாலும், பெரும்பாலும் அதில ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நான் அதற்கு பதிலா நாம வந்து அங்க போய் அவங்களோட பிரச்சனைகள தீர்க்க. அப்புறம் நாம அங்க இருக்கிற மேலதிகாரி கிட்ட எப்படி பேசுறோம்? நிர்வாகம் எப்படி வந்து இயங்குது? அதெல்லாம் பொறுத்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கலாம் இல்லைங்களா? வளரக்கூடிய, வளரக்கூடிய ஒரு து துறையா இருக்கணும். அப்படிங்கிறது தான் எண்ணம் அப்படிங்கிறதனால, அது எனக்கு போதுமானதா தான் இருந்தது. அப்புறம் அதுக்கு இந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அது வந்து அது கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் டைம்மாச்சு. ஏனா, அதில பிழைகள் ஏதுவும் இல்லாம, நம்முடைய அனுபவங்களையெல்லாம் தெளிவா போட்டு நாம கத்துக்கிட்ட இந்த கல்விகள் புதுசா கத்துக்கிட்டோம். இல்லைங்களா? ஆ இணையதளம் வழியா அதற்கான சர்டிஃபிகேட். அது எல்லாத்தையும் அத,
போதுமானது. ஆ, சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. கெடையாது. ம். புரியுது, புரியுது. கண்டிப்பா, கண்டிப்பா. துறையில போலாம். ம். ஓகே. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமாமா. கண்டிப்பா. அதையும் இனச்சு, நீங்க ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்கீங்க.
ஆமா. அத எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் இந்த ஆ டீச்சிங் சம்மந்தமா இருக்கிற விஷயங்களை எல்லாம் கொறச்சுக்கிட்டு, நமக்கு வேற விஷயங்கள்லெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அப்படிங்கிற மாதிரி, அத கொஞ்சம் வடிவமச்சேன். அதுக்கப்புறம் அத என்ன பண்னே? அப்டீனா, இந்த எல்லா தளங்கள்லேயும் போயிட்டு மறுபடியும் வந்து, எல்லாத்திலயும் ப வந்து பதி ஆமா பதிவேற்றம் செஞ்சு, அதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சேன். மொதல்ல ஒரு 2 வாரங்களுக்கு பெரிதா ஒண்ணும் வர்ல. அப்ப கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இதில வந்து அவங்க தேட்ற மாதிரி விஷயங்கள் வந்து, இப்போ அவங்க கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்ல. அதனால அதற்கேத்தா மாரி மறுபடியும் இந்த ஆ இது இருக்கு பாத்தீங்களா, அப்படீன்னு என்னுடைய தகுதிகளை காட்டக்கூடிய படிவம்மா, அதை வந்து மறுபடியும் மாற்றியமச்சேன். அதுக்கப்புறம் அது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம். அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு, ஒரு மாதத்துக்குள்ள என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா 1 நிலை தேர்வு, 2 நிலைத் தேர்வு, 3 நிலைத் தேர்வு. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 2, 3 கம்பெனிகள், ஒரு அலுவலகங்கள் ஏறி இறக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு, 1 1/2 மாதம் கழித்து ஒரு வழியா ஒரு நேர்காணலை தேர்வ இது பண்ணி தேர்வு தேர்ச்சி அடச்சேன். அதுக்கப்புறம் அதில வேல கெடச்சது கடைசியா, அந்த ஆசிரியர் பணியிலிருந்து வெளியாகி போனேன்.
ம். அதுவரைக்கும் சரி. சரிங்க, சரிங்க. இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது-புரியுது-புரியுது. கண்டிப்பா. வேற வாய்ப்பு போய்ட்டீங்க. அதாவது நீங்க அழகா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த ஒரு உதவியும் இல்லாம, யாரோட உதவியும் இல்லாம, நீங்க எப்படி வேலைக்காக நீங்க உங்கள மெருகேத்தி, நீங்க படித்து அதுக்கான வேலைக்கு நீங்க போகணும். அப்படீன்ற மாரி ரெடி, பண்ற ரெடி பண்ணீங்கன்றத அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, நன்றி.
ஆமா.